கண்டிப்பா. ஆனா, நீங்க சொன்னதில என்னான்னா, இரவு உணவு தான் யாருமே கவனம் இல்லாம சாப்பிடுவோம். பொதுவா நான் சொல்றேன். நானும் அப்படிதான் இப்போ காலையில அவசரத்தில நம்ப வந்து சரியா சாப்பிடாம போயிருவோம். அ இல்ல, மதிய உணவுன்னா, ஓரளவுக்கு ஒரு காய்கறிகள்லாம் வச்சு சாப்பிடுவோம். இந்த இரவு உணவு அப்படிங்கும்போது, ஒண்ணு நேரம் ஒ ரொம்ப லேட்டா சாப்பிடறது, அந்த வெளியலாம் போய்ட்டா அந்த பிரியாணி அந்த டம்முனு அந்த சத்தம் தட்டுற சத்தத்த கேட்டு அது டெம்ப்ட் ஆயி, சில நேரம் பிரியாணி, இந்த மாரியான உணவுகள் சாப்பிட்றது. அது வந்து கண்டிப்பா தூக்கத்த ரொம்பவே பாதிக்கும். அ ஆரம்பத்தில ஒரு சின்ன வயசுலலாம் நமக்கு பெருசா அது தெரியாது. ஏன்னா, நான் வேலைக்கு முழுநேரம் போபோதெல்லாம், வரம்போது, என்னோட கணவர் எப்பவுமே கேட்பாரு, "போய் சமைக்கணுமா, நல்லா யோசிச்சுக்கோ!" ஒரு 4 தடவ சொன்னார்னா, நான் 3 தடவை, "ஆமா எனக்கு வீட்ல தான் சாப்பிடணும். நான் நல்ல பொண்ணு" அப்டின்ல்லாம் சொல்லுவேன். 4வது தரவ, "சரி சரி வெளியவே சாப்பிட்டுறலாம். போய் அப்ப"
ம்ஹ்ம். அப்படீங்களா? <laughs> சரி சரி. ஓஹோ! சரி சரி. அஹா! சரி. <laughs> <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ஓஹோ! ஆஹா. சரிங்க. <laughs> <laughs> சரி, சரி. நமக்குள்ள இருக்கிற, அந்த சோம்பேறி லைட்டா எட்டி பாத்துடுதுல்ல? அ.
ஆமா, "கெடைக்கிற வாய்ப்ப பயன்படுத்திக்குவோமே" அப்டின்ட்டு, அப்பறம் வெளியே சாப்பிட்டே இருந்தோம். அது நாளடைவில ஏன்னா, சாப்ட்டுட்டு வந்து, நம்ம உடனே தூங்க மாட்டோம். கண்டிப்பா, "ஒரு திரைப்படம் பாக்கலாம்!" அப்படிலாம் ஏதாவது, அதிக நேரம் முழிச்சிருப்போம். திரும்ப நாளைக்கு காலையில அ வேலைக்கு போகணும். ஆனா, இந்த ரொட்டினே வந்து, அந்த நல்லா இந்த மாரி மசாலா ஐட்டம், அதுவும் நெறையா கொழுப்பு சத்து சேந்த உணவுகள் சாப்பிட்டா, அந்த தூக்கத்த அது ரொம்பவே பாதிக்குது.
சரி, சரி. ஓஹோ! ஆமா. ஓ! சரிங்க. ஓஹோ! ஆஹா.